ஆ இதை இது ஒரு சாதாரண உளவியல் அதாவது "உயர்வாக பேசினால் நிறைவாக பலன் உண்டு" நமக்கு. அது 1 மனிதனிடத்திலேயே அப்டினா இறைவன் விரும்புறது அது 1 மட்டும் தான். இறைவன் வந்து தன் நம்ம நம்மல வந்து நேசிக்கனும். ஆ நம்மல பார்க்கனும், யோசிக்கனும் அப்டினு நெனைக்கிறாரு. அதனால அந்த பிரார்த்தனையோடு கூட அந்த புகழ்ச்சி, அந்த பாராட்டு பாடல் அந்த மாதிரி ஏதாவது பிரைசிங்னு சொல்வோம் இல்லையா? அது நடக்கும். "ஸ்தோத்திரம்" சொல்லுவோம். நடந்த காரியம் எல்லாத்துக்கும். அதாவது உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ! இல்லையோ! எனக்குத் தெரியாது. என்னுடைய விஷயத்தில நான் அநேக விஷயங்களை கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேங்னால காலையில எழுந்த உடனே ஆ சில நேரங்களிலே 2 பேரும் சேர்ந்து அதை செய்வோம். சில நேரங்களிலே எங்களுடைய மத வழிபாட்டு முறைப்படி அமர்ந்து ஆ 1 சில வாக்கியங்களை சொல்லி இறைவனுடைய மகத்துவங்களை எடுத்துச் சொல்லி "ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்" என்று சொல்வோம். அ அது தனியாகவும் சொல்லுவேன்.
ம். ஆமாங்க. <laughs> ம். ஓ! நல்ல விஷயங்க. காலையிலேயே தவ இன்னவரையும் தவிர்க்காம அத பண்றீங்களா?
ஆமா. ஓர் பண்றேன். கொறைந்தது ஒரு 300 ஸ்தோத்திரமாவது சொல்லாமல் கிளம்ப மாட்டேன். அதாவது இறைவனுடைய 100 குணாதிசயங்களை சொல்லி அந்த குணாதிசயத்திற்கு இறைவனுக்கு "ஸ்தோத்திரம், நன்றி" அப்டினு எப்டினு சொல்லும் ஒரு ஒரு குணாதிசயத்துககு 3 3 "ஸ்தோத்திரம்" சொல்லுவேன். அந்த நேரம். புரிகிறதா? அப்ப 300 ஆமா தினமும் ஆமா இறைவனுடைய முகத்தில தான் எழுந்திருக்கிறோம். அவனுடைய தரிசனம், அவனுடைய அருள்ல தான் நம்ம எழுந்திரிக்கிறோம். ஏனா எத்தனையோ பேர் படுக்க போறவங்க இறந்து போறாங்க. எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருக்கு. நேற்றைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கில்லயா? அப்ப இறைவன் என்னை படைத்து உண்டாக்கி ஆ இந்த நாள் வரைக்கும் உயிரோட காப்பாத்திட்டு வறாரே. அதுக்காக நன்றினு சொல்வோம். இது முடிச்ச உடனே அதா அதா எழுந்த உடனே வ முகம் கழுவி, பல் துலக்கிவிட்டு இந்த காரியம் நடக்கும். சரியா? அப்புறம்
ஓ! பரவாலங்க. <chuckles> ம். ஓ! ம். பரவால! எல்லா நேரத்திலயும் வந்து கடவுள் இருக்கணும் அப்டின்ற மாதிரி. ஆமாங்க. கண்டிப்பா. ம். நீங்க சொல்றதே ரொம்ப க சரியான விஷயம் தான். ஏனா வந்து நம்ம இப்ப நான் இரவு படுத்துட்டு அடுத்த நாள் எழுந்திரிக்கிறோமா? இல்லையான்னு கூட ஒரு கேள்விக்குறி தான் இப்ப இருக்க நேர காலங்கள்ல
அம். இது இது நம்ம சக்தில நம்ம பெறக்கல இல்லையா? அதே போல தான் நம்ம சக்தியால நம்ம வாழறோம்னு நெனச்சாலும் நீ வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயே ஒழிய, உன்னுடைய வாழ்வை நிலைக்கச் செய்வது இறைவன் தான். உங்களுடைய வாழ்வை நிலைக்கச் செய்வது இறைவன் தான் அப்டின்ற உணர்வு எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனால காலையில எழுந்து நன்றி சொல்லணும். அது சொல்லாம ஏதோ 1 அவசரத்தில சில நேரங்கள்ள அவசர காலகட்டங்கள்ல ஏதாவது 1 சம்பவம் நடந்து உடனடியாக எழுந்திரிச்சு போ வேண்டியது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். அதனுடைய என்னுடைய தொழில் வந்து 4 மணிக்கே கண் விழித்துவிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா. அதாவது
ஆமா. <chuckles> ம். ஆமா. <chuckles> ம். ம். ஓ! ஆமாமா, செய்ற வேலைகள்.

3 நேரம் சம் செய்து கொடுக்கனும், அந்த கம்பெனிகள்ல. அது ஒருதவங்க ஒப்பந்தம். அதனால அது ஏற்ற நல் ஆ கான்ட்ராக்ட் மாரி, அப்ப ஏற்ற நபர்களை வைத்து அவர்களுக்கு ஒரு வீடு எடுத்துக் கொடுத்து அங்க தங்க வச்சிருப்பேன். அவங்க போயிருவாங்க. அப்ப இப்ப எதுக்காக இந்த இந்த சூழ்நிலை எனக்கு மாறும்னு சொல்லவரேன், சில நேரங்கள்ல எப்பயாவது அந்த, தரிசிக்க முடியாம இறைவன பிரார்த்திக்க முடியாம, எப்பயாவது தான், முடிஞ்ச அளவுக்கு அத நான் அதாவது எதாவது காலையில ஒரு பிரச்சனை இருக்கும், திடீருனு கேஸ் இல்லன்னா நான் தான ஓடணும், அ எப்பயாவது நடக்கும், முந்தைய நாள்ல எல்லாத்தையும் சரி செஞ்சு வைத்து விடுவோம். எப்பயாவது இப்டி வரும். ஆனால் பெரும்பாலும் என்னுடைய காலைப் பழக்கம் எழுந்தவுடன் இறைவனைத் துதிப்பது. அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு, மனைவி வந்து காஃபி போட்டு குடுப்பாங்க, காப்பி போட்டு குடுத்தோனே குடிச்சிட்டு, அவங்க பிரார்த்தனையில தான் இருப்பாங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க, பிள்ளைகளை அதுக்கடுத்து அ பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் இல்லையா, அதனால அதற்குண்டான வேலைகளே அவர்கள் ஆயத்தப்பட்டு விடுவார்கள். அப்ப எந்திரிச்சு என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு நான் கண்காணிப்புக்காக மேற்பார்வைக்காக எ என்னுடைய அருகாமையில் இருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், எனக்கு என்னுடைய வீட்டிற்கும், அ நான் நான் நான் நான் நடத்துகிறதான உணவகம் நடத்துகிறதான கம்பெனிகளுக்கு போவதற்கு, ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அத்
ஐயயோ! அம் <chuckles> கான்ட்ராக்ட் மாதிரி ஆ, ஆமா. ஆமாங்க. அ. ஆமாங்க. ஓ! சரி, சரி. அ. 6:00 மணிக்கு போவீங்களா எத்தனை மணிக்கு போவீங்க?
ஆமா 6:00 மணிக்கு என்னால் கூடுமான அளவுக்கு உள்ளே நுழைவதற்கு நான் முயற்சி செய்வேன், கூடுமான அளவிற்கு 6:00 மணிலருந்து 6:30 6:00 மணிக்கு உணவு தயாராகிவிடும், 6:30 மணிக்கு உணவு பரிமாறப்படும், அப்போ வந்து அந்த ஆ அந்த தொழிலாளர்கள் வந்துருவாங்க இல்லையா, அந்த நேரம் நம்ம இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும், அவங்களுடைய ஃபீட்பேக் எடுக்கக்குள்ள ஆமா இல்ல உணவு சரியா
ஆ. சரி, சரி. ம். ஓ! ஓ! பரவால அதையும் போய் பண்ணுவீங்களா?
ஆமா, கண்டிப்பா. இதெல்லாம் பார்த்தது பார்க்கிறதனால தான், அந்த தொழிலை நம்மலால நிலைநிறுத்திக் கொள்ள முடியது இல்லையா? அவங்க பார்த்துக்குவாங்க
கண்டிப்பாங்க. ஒரு சிலவங்களலாம் ஏனோ தானோன்னுட்டு, போய் குடுத்தா போதும்னு வுட்டுருவாங்க, ஆ நீங்க ஆனா போய் <chuckles> அதோட, அது எப்டி இருக்கு? சுவை எப்டி இருக்குன்ட்டு போய் கேட்குறீங்க பாருங்க, இந் இப்ப இதுதான் வந்து இந்த ஓனர் ஓட ஒரு இதுவே <chuckles> சொல்லலாம், ஒரு பிளஸ்.
ம், விட்டுட்டோம்னா நிச்சியமா. ஆமா. நாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் மொதல சாப்பிட்டு பார்த்துருவேன், சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வெளில அனுப்புவேன் அனுப்புவோம், அப்புறம் வேலை ஆட்கள் எல்லாம் சரியா வந்துருக்காங்களன்றத செக் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு மேலாளர் இருந்தாலும், ஒரு கண்காணி என்பவர் அங்கே இருந்தாலும், நம்ம வந்து அதை போய், நம்ம த தலையிடுவது நல்லது இல்லையா? அதனால கூடுமான அளவுக்கு இப்டி காலையில எழுகிறேனா நான் எப்பொழுதும் ஒரு 2:00 மணி அளவிலே என்னை நான் ஃப்ரீ ஆக்கிக் கொள்வேன். உதாரணத்துக்கு காலை உணவு, மதிய உணவு இருக்கும் இல்லையா. அது 2க்கும் நிர்வாகத்தில அங்கே இருப்போம், அது முடிச்ச உடனே நான் வந்துருவேன், சாப்பாடு பரிமாறி முடித்த உடனே வீட்டுக்கு வந்துவிருவேன். அதுக்கு அப்புறம் பெரிய வேலைகள் இருக்காது. இரவுல வந்து, குறைந்தபட்ச நபர்கள் தான் இருப்பாங்கன்றதுனால, அல இரவு ஏன் இவ்வளோ நேரம் இருக்குதுனா, ஆ மத்த க நம்ம கணக்கு வழக்கின் காரியங்கள், குடும்பத்தில நேரம் செலவிடுவது, அன்றைய தினத்தில நாளைக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள், பேமெண்டு கு க விவகாரங்கள், பொருட்களை ஆர்டர் செய்வது இப்டிப்பட்டதான வேலைகள் எல்லாம் இருக்கும். நான் இதற்கென்று அலுவலக பணியாளர்கள் யாரையும் வைத்துக் கொள்வதில்லை. நான் வடிகவியல் படுத்திருக்கிறபடினால அ அதையும் நானே மேற்பார்வையை பார்த்துக் கொள்வேன். அதனால இந்த காலை பொழுதில் ஆ கேளுங்க கேளுங்க.
ஆ நல்ல விஷயங்க. ம். கண்டிப்பா. பரவாலங்க. ம். ஆமாமா. ம். ஆ, புரியுது. ம். ஆமாமா. ஓ! பரவால. இன்னொரு வீ அ.